அஹா இல்ல. அது சொன்னா நம்ம கிண்டல் பண்ணுவோம் ஏன்னா வந்து இப்படி வ கண்ண முழிச்சுகிட்டு, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு இவ்ளோ தானான்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் கேலி வரும், <chuckles> அதுவும் வாங்கிருக்கேன்.
புரியுது, புரியுது. ஓ! சரி சரி, <laughs> அது நம்ம ஊக்க நம்ப இப்ப தான் வந்துச்சு நம்மளுக்கு ஒரு ஊக்குவிப்பு, அதுவும் கீழ போயிடுற மாரி ஆயிடும் அதுக்கு அப்புறம்.
ஆமாங்க, ரொம்பவே நம்மளே வந்து இன்னும் டவுன் ஆகி, ஏன் பண்ணவே வேணாம்ன்றது வந்து, அந்த கட்டத்துக்கு தள்ளிருவோம். <chuckles> அப்படிதான் ஆகும். <chuckles> அதனாலேயே வந்து வி செ நம்ம எதுவுமே வு வுட்டுறவே கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு நான் போராடிக்கிட்டே தேடிக்கிட்டே தான் உட்காந்துருப்பேன் எதாவது ஒண்ணு நம்மளுக்கு கிளிக் ஆகும். எப்படியாவதுன்னு சொல்லிட்டு, ஒரு வேலையும் நல்லாவும் அமைஞ்சிச்சிங்க! அது நல்லபடியா அப்படி அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த ஊதியம் வந்து அவங்க பார்த்த உடனே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஊக்கமளிக்கிறாங்க! இதை பண்ணட்டுமா? அது பண்ணி தரட்டுமா? அ? எ இப்ப ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட, இப்ப என்னை தான் கேட்குறாங்க! இந்த பொருள் வாங்கணும். வாங்கிக் கொடு. இப்படி கேட்குறாங்க. அப்ப பாருங்க, நம்மளோட மதிப்பு எப்படி தலைகீழா மாறுதுன்னு. <chuckles> அ. ஆமா.
ஆமா, ஆமா. <chuckles> கண்டிப் கண்டிப். கண்டிப். ஓ! சரிங்க. ஆ. சரிங்க ஓ! சரி, சரி. <chuckles> அ. புரிது. ஓ! சரிங்க. அ. மாறிடுச்சுன்னு. ஆமாம் ஒருவேள இப்ப <tsk> இந்த இந்த இத உங்கள்ட்ட கேட்கிறாங்கல்ல, அப்ப அவங்களோட காசு அந்த இடத்துல மிச்சமாயிடுச்சு, அந்த மாதிரி பார்த்துட்டாங்கன்னா.
அந்த மாதிரிலாம் இல்லங்க. அவங்க என்ன கேட்டா வந்து என்கிட்ட பாரு, என் என்னோட கணக்கில வந்து ரூ. 1000 தான் இருக்கு. இப்ப நீ தான் வந்து சம்பாதிக்கிற. அ. அதேதான். அதேதாங்க இந்த மாதிரி இரக்க குணம் மாதிரி வந்து பேசினா நம்மளும் என்ன கரைஞ்சிர வேண்டியதா இருக்கு. அதேதான். அ அ. அப்ப என்ன பண்ணுறது, சரி அப்படினாலும், அந்த வாங்குற காசு வாங்குறப்போதமா பார்ப்பேன். அதுக்கப்புறம் எங்கே போகும் என்னன்னே தெரியாது. எல்லாமே ஆமா அவர் பண்ற இதுதான், நான் செலவே பண்ண மாட்டேன். எனக்கு மனசே வராது. வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்னு நினைப்பேன் ஆனா வந்து நமக்கே தெரியாம அவங்க செலவடிச்சிட்டுருப்பாங்க. இப்ப இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம், கொஞ்சம் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. இதை இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு, அதான் பாருங்க, இப்ப வந்து காசுன்னு ஒண்ணுருந்தா நம்மள மதிக்கிறாங்க! கணவரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும்!
ஓ! சரி, சரி. அ, நீங்க தான் பணக்காரி, அதனால எனக்கு நீ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாரி. அ. ஆமா, கண்டிப்பா. <chuckles> ம். கரஞ்சு போய்ரும். ம். ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரிங்க சரிங்க. கண்டிப்பா. <chuckles>
ம், அது இந்த விஷயத்தில நான் ரொம்பவே கத்துக்கிட்டேன். நம்ம இன்னுமே வுடவே கூடாது, அப்படின்ற ஒரு அ, இது. ம், கண்டிப்பாங்க. நம்ம வுடவே கூடாது. எப்பயா இருந்தாலும், எந்த ஒரு
வைராக்கியம் வந்துருச்சு. கண்டிப்பா. இப்ப இந்த உ உறவினர்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சு, அவங்க ஏதோ ஒரு பாராட்டின ஏன்னா அவங்க தானே கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க உங்கள்ட்ட, என்ன பண்றீங்க? எது பண்றீங்க? நம்மள ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த நிகழ்ச்சிய தவிர்த்து, இத தான் பேசிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஏதாச்சு சொன்னாங்களா?
ம். <chuckles> அது.